இப்போ நீங்க சொல்றதுக்கு என்னோட அம்மா கேக்கற மாரியே இருக்கு. ஏன்னா நான் வந்து அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என் அம்மாகிட்ட வீடியோ காமிக்கும்போது என் அம்மா சொல்லுவாங்க. நான் நான் வந்து உனக்கா நா உயிர் தந்தேன். இல்ல ஹாஸ்பிட்டல்ல உன்ன பக்கத்தில இருந்தது தூக்கிட்டு வந்துட்டோமான்னு கேட்பாங்க. ஏன்னா, எங்க அம்மா வந்து ரொம்ப பயந்த சுவாபம். நான் வந்து அப்படி இல்ல. நான் வந்து கொஞ்சம் தைரியமானவன். நீங்க கேக்கறது எனக்கு புரியுது. ஆனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே எனக்கு அந்த அனுபவத்த எல்லாம் பண்ணி பார்க்கணும்ன்ற, ஒரு ஆர்வம் இருக்கு மேம். அது இருக்கு. சரிங்க.
ம்ஹ்ம். ம். இல்ல சில நேரங்கள்ல நானும் போனது உண்டு. ஆனா இந்த மாதிரி அட்வென்ச்சர் இதுக்கெல்லாம் போகும்போது இந்த அம்யூஸ்மென்ட் பார்க்லாம் இருக்கு இல்லையா, அதில போகச்சயே நானா வந்து யோசிச்சிருக்கேன். "இதெல்லாம் நிஜமாகவே நமக்கு தேவைதானா?" ஏன்னா நிறைய இப்போ ஒண்ணுல சுத்திட்டு வரோம் அந்த போட் மாதிரி போகுதுல்ல அது போகச்சே வந்து பயமா தான் இருக்கு.
சரிங்க. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. புரியுது, புரியுது. <laughs>
"எதுக்கு இது தேவையில்லாதது." அப்படிங்கிற மாதிரி 1 இந்த சாகசத்தில அப்படி என்ன ஈடுபாடு? இல்ல இயல்பாவே உங்களுக்கு அது அது மாதிரி செய்யணுன்னு தோணுதா?
கண்டிப்பா. அதாவது நீங்க கேட்டதுக்கு என்னோட பதில். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும் கரெக்ட் தானே? அது மாதிரி என்னோட பதில் என்னன்னா, அதை ஏன் நான் பண்ணணும்ன்னு நினைக்கிறேன்னா, இயற்கையாவே அத பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதையும் தாண்டி இப்போ நீங்க ஸ் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான கேள்வி. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பதில் இருக்கும். என்ன பொறுத்தவரை என்னன்னா இப்போ அந்த பங்கி ஜம்ப்பா இருக்கட்டும் ஸ்கை டைவிங்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த நம்ம
ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமா. ஆமா இல்ல பங்கி ஜம்பிங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபெயில்யர் கூட ஆயிருக்கு இல்லையா? ம்.
ம். ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா சி அதாவது புரோபபிலிட்டி ரேட்ன்றது பாசிட்டிவ்ன்னு இருந்தா நெகட்டிவ்ன்னு 1 இருக்கும். 100% எங்கயுமே இருக்காது. ஆமா.
எல்லாத்துலயும் ப்ராபபிலிட்டி ஓகே தான். ஆனா இதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி பார்த்து தான் போகணுமா எனக்கு தெரிஞ்சு மேஜர் ஆ.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது என்னை பொறுத்தவரை நான் பண்ணனும் ஆசப்படுறது ஒண்ணா இருந்தாலுமே அதை ஏன் நான் பண்ணியே ஆகணும்ன்னு நினைப்பேன் நான். நம்ம அந்த பங்கி ஜம்ன்னு ஒரு டிக்கெட் எடுத்து நம்ம போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு எண்ட்ல் இருந்து நம்மள தள்ளி விடுறாங்கன்னா நம்ம கீழே விழுகுறோம். அந்த விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கி ஜம்ப் ஓட ஈவன்ட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள கயிறு கட்டி மேல எடுத்துருவாங்க. அத எடுத்ததுக்கு அப்புறம் நாம திரும்பி அத தவ்வ போறதில்ல. எல்லாமே ஒரே ஒரு தடவ தான். ஏன்னா நாம அதை திருப்பி பண்ணனும் அப்படின்றதுக்காக
ம். ஆஹா. சரிங்க. இல்ல நல்லாதான் இருக்கும். கற்பனைக்கு நானுமே நிறைய தடவ தாவி பார்த்துருக்கேன். எனக்கும் பிடிக்கும். கற்பனையில நான் தாவி பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் உள்ளே போனதா நினச்சிக்கிறேன் நான் வெளியில வந்துர்றேன். ஆனா நிஜமா அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நிஜமா பயமா இல்லையாங்க? ஆபத்தானதுன்னு தோணலையா?
<laughs> அ, அ, சொல்லுங்க. ம்ஹ்ம். சரிங்க. புரியுது. இல்லங்க. எ அதாவது என்ன பொறுத்தவர நான் அததான் சொல்றேனே, ப ஆபத்து அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல இருந்தது இல்ல. எனக்கு வந்து இந்த ஒரு தடவ தான் நம்ம தவ்வ போறோம். அதை நல்லா தவ்விரணும். அந்த மாதிரி தான்
வாழ்க்கையில ஒரு முறையும் அனுபவிக்க போறோம். நல்லா அனுபவிச்சிட்டு தான் போவோமே அப்படிங்கிற மாதிரி.
ஆ ஆ அந் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அந்த ஸ்கை டைவிங் அதாவது 3000 அடிக்கு மேல நம்மள பறக்கவிட்டு விமானத்தில இருந்து குதிப்பாங்க. பாராசூட் மூலியமா நம்மள இறக்குவாங்க. அதையும் நான் வந்து சந்திச்சேன். ஆனா, இது எல்லாத்தையும் விட மேம் இந்த இது நான் சொன்ன
ஆஹ ஆ. பாராசூட் நம்பலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு.

என்னங்கம்மா பாராசூ
பேராசூட்ட கொஞ்சம் நம்பலாம்ன்னு நெனைக்கிறேன்.
ஆமா சைன்டிஃபிக்கா அது உண்மைதான். ஏன்னா அது அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஆமா, ஆமா. இப்போ
அ ஆமா. அது ஏன்னா, ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. இது நெறைய பேரு போய் தாவி தாவுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த அந்த மாதிரி பேராசூட்ல 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அது அதனால ஒரு எல்லாத்துலேயும் ஒரு சயின்ஸ் தேவைப்படுது.
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. என்னப் பொறுத்தவர மேம், நான் வந்து அந்த அப்டமினல் ரஷ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒரு பயம் வரும், அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அ பாத்தீங்கன்னா, பாலில ஒரு ஐலேண்ட் இருக்கு. பாப்பங்கினியான்னு சொல்லிட்டு, அந்த ஐலேண்ட்ல நான் மறக்க முடியாத, நான் நெனைச்சு கூட பாக்க முடியாத நான் சர்ஃபிங் ஸ்கர்ஃபிங் பண்ணியிருக்கேன். சர்ஃபிங்ன்னா உங்களுக்கு தெரியும் தானே. இந்த ஸ்கேட் கடல்ல பண்ற ஸ்கேட்டிங் மாரி அலைக்கு நடுல அது கூட நான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஜெட் ஸ்கி பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் பண்ணிருக்கேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூபா
ம். ஆமா. ஆஹ. தெரியும் தெரியும். ஆமா. ஆஹ. இது எதுவுமே வந்து, ஒடனே கத்துக்கிட்டு ஒடனே ஓடனே போய் செய்ற விஷயங்கள் இல்லயே!
ஆ பட்டாயால வந்து இந்த சர்ஃபிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 வாரம் பயிற்சி எடுத்தேன் நானு. அங்க வந்து இதுக்காகவே ஒரு இந்த டூரிஸ்ட்க்குன்னே வந்து இது இருக்குது. இது வந்து அந்த 1 வாரம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நான் தங்கி இருந்த ஹோட்டல் பக்கத்திலயே அது இருக்கு.
ஆஹ. ஆ ஆவோ அப்ப சின்ன அந்த ரூல் மாத்திரம் அப்ளை பண்ணி ஒன் டைம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஓகே.
ஆமாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக. நான் அந்த மாரி தான். அப்போ பாத்தீங்கன்னா, ஸ்கூபா டைவிங் கூட பண்ணியிருக்கேன் நானு. இந்த கடலுக்கு உள்ளே போயி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பாத்தீங்களா?
என்னங்க நீங்க மொத்த சாகசத்தையும் மொத்தமா சொல்றீங்க.
ஏங்க, இது வந்து என் வாழ்க்கையில நான் ஒரு சாகசத்த பத்தி சொல்லப்போறேன். அத பாத்தா, இதெல்லாம் எனக்கு சாகசமாவே தெரிஞ்சது இல்ல. அந்த சாகசம் என்னன்னா, அந்த பாப்பங்கினியான்னு ஒரு ஐலேண்ட் இருக்கு. அதில என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள வந்து கடலுக்கு நடுவுல கூட்டிட்டு போவாங்க, சரிங்களா? கடலுக்கு நடுவுல போயி இந்த ஸ்பெர்ம் வேல்ன்னு 1 சொல்லுவாங்க. அ ஒரு ஒரு வகையான, திமிங்கல வகை அது. சரிங்களா? அந்த திமிங்கலத் அந்த திமிங்கலத்தோட நம்மள நீந்த உடுவாங்க. <laughs> அது திமிங்கலத்தோட அ அது வந்து இல்ல இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு அது ரொம்ப புடிச்ச ஒன்னு. இன்னொன்னு அதுக்கு மனிதர்கள ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, க நடுக்கடல்ல ஒரு ஒரு ரேடியஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேடியஸ்ல அத வந்து ஒரு, ஒரு ஒரு போல் மாரி 1 நட்டுருக்காங்க. இப்ப கூட நீங்க அது வ ஆனா இணையதளத்தில போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அங் அதுக்குள்ள நம்மள வந்து, ஒரு சின்ன படகுல கூட்டு போயி, அதில வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ்ஸ போட்டு உள்ளே எறக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்புறம் கையில வந்து நமக்கு இந்த பிரெட் இருக்கு பாத்தீங்களா? பிரெட்ட வந்து நுணுக்கி குடுத்துருவாங்க. நம்ம அத போட்டா அது வரும். அத நம்ம தொடலாம். நான் தொட்டேங்க நிஜமா. <laughs> ஏவ் என் வாழ்க்கையில நான் பயந்து போய் ஒரு விஷயம் பண்ணேன்னா, அது அதுதான். ஏன்னா, நம்ம ப்ச் நம்ம படிச்சிருக்கோம்ல ஆமா இன் ப்ச்சு இன்னொன்னு
ஆ. ஆஹஹ. சரிங்க. ம். ஆஹ. அது எப்புடி நீந்தும்? அது வேகமாவா, மெதுவாவா? ஆஹன். ம்ஹம். சரிங்க. அதுக்காகவா? அ.e ஆஹ. பகவானே! அ. தெரியாதுல்ல என்ன பண்ணும்? எப்புடி வந்து அது ரியாக்ட் பண்ணும்? மனுஷங்கள அத பாத்தது அது பாத்துக்குமா முன்னாடியே?